ஆ. அதுக்கப்புறம் எப்படியாவது கைபேசிய வந்து சின்ன பிள்ளைங்களா இருந்தா, பெற்றோர்களோடத வாங்கி எப்படியாவது பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஷார்ட்ஸ்ங்கிற விஷயத்த.
அ ஒரு ம். அதுதாங்க பெரிய சவாலான விஷயமே அதுதான். நம்மளுக்கு இல்லைங்களா? அது. ம்.
ஆ. அப்புறம் பெரிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, தனியாவே வச்சிருக்காங்க. கேட்டா பாடம் படிக்கிறதுக்காக இது தேவைப்படுதுன்னு வாங்கிறாங்க ஒரு 11ஆம் வகுப்பிலே. அது அவங்களுக்குன்
கண்டிப்பா. ஆமா. இப்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு சொல்லக்கூடியது வரோமே, சிறு பிள்ளைகள் எல்கேஜி குழந்தைக்கு மொதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, அந்த கணிவ கணினி வழியாகவோ, இல்ல மொபைல் மூலியமாகவோ வந்து பாடங்கள் வந்து நடத்தப்படுது. இல்லைங்களா? அது கூட ஆமா ஆமா. சோ அந்த பழக்கத்தில இருந்து கொஞ்சம் விடுபட்டு அவங்க வந்து படிப்பில புக்ல படிக்கிறதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணா கொஞ்சம் நல்லாருக்கும். <chuckles>
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ஆமாங்க. இது வந்து அ. ஆ ஆமாங்க. இப்போ ஒரு ஆராய்ச்சியில வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிவியல் ஆராய்ச்சியில வந்து மனிதனுடைய மூளை வந்து ஒரே மாதிரியான விஷயத்த பார்க்கும்போது, அத வந்து நல்லா செயல்படுமாம். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க படம் பார்க்கறதோ, இல்லன்னா YouTube வீடியோ பார்க்கறதோ தப்புன்னு சொல்லிற முடியாது. அதனால வந்து உங்களுக்கு நேரம் வந்து வீணாகுது அவ்வளோதான். அது ஒரு பொழுதுபோக்கு அம்சமா இருக்கிறதுனால பார்கலாம். ஆனா, அந்த வீடியோ வந்து எப்படி இருக்கணும்னா, குறைந்தது ஒரு 3 நிமிஷமாவது இருக்கிற வீடியோவ பார்க்கும்போது, நம்மளுடைய மூளை வந்து சரியா செயல்படுமா. ஒரு ஆரம்பம் இருக்கும். ஒரு நடுநிலை இருக்கும். ஒரு முடிவு இருக்கும் அந்த வீடியோல. சரிங்களா? ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பாங்க அது என்ன என்ன விளக்கமா சொல்லுவாங்க. அப்புறம் இதனால நீங்க இதுதான் தெரிஞ்சுகிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மூளை வந்து ஒரு பேட்டர்ன்னு சொல்லி அத வந்து பின்பற்றி வந்துகிட்டு இருக்கு. இ இ ம்ஹ்ம்.
ம், ம். ம். ம். ம்ஹ்ம். அவ்ளோதான். ஆமா. ம். ம். ம். ம் ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. ம் ம். கண்டி அ. இந்த ஷார்ட்ஸ், ரீல்ஸ்ன்னு சொல்லக்கூடியத பார்க்கறத விட அந்த குறைந்தது 3 நிமிடமாவது ஓடக்கூடிய வீடியோக்களை பார்க்கும்பொழுது, அதுவே நமக்கு வந்து, ஒரு பயனா பயனுள்ளதாகவும் இருக்கும் இல்லலைங்களா? கண்டிப்பா.
ஆ. ம். ஆமா. இது இந்த 30 நிமிஷம், மு இல்ல 30 நொடிகள், 30 நொடிகள், அ அதுக்கும் கம்மியான நொடிகள் வர ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது, நம்ம மூளைக்கு மூளையால வந்து அத சரிக்கட்டவே முடியல. மேலும் கீழும் மேல் ம்.
ம், ம். ம். ஆ அது ஒ ம், ம். ஒண்ணு பார்த்துட்டுருக்கும்போது அடுத்தது, அடுத்தது. அடுத்ததுங்கும்போது அந்த மூளை வந்து அத ஏத்துக்கிறதுக்கு வந்து நேரம் எடுக்குது.
ஆ.